நிச்சயமா கண்டிப்பாக. இல்லன்ற ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது. நான் அது உணவு கழிவுகளை பொறுத்தவரைக்கும், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. இந்த வெக் வெப்பமயம் ஆதல். ஆனா ஆனால் அந்த ஒரு சில விஷயங்கள், அந்த வீட்டிலே உணவுக்கழிவு என்பது வேறு. ஆனா வீட்டிலேயே நாம் பிரயோஜனப்படுத்துகிற பொருட்களை ந ஒரு நாமாகவே உருவாக்கிக் கொள்கிறதான கழிவுகள். அப்படின்றது ஒண்ணு வேறையா தான் இருக்கும். இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம அந்த பண்டங்களை வாங்கிக் கொண்டு வரு வருவதற்கு இப்ப பயன்படுத்துகிறதான இந்த பிளாஸ்டக்குகள். இது இது ஒண்ணு தான் குடும்பத்தில, குடும்ப நடைமுறையில வந்து அ பொது சுதா சுகாதாரத்தில, அத உலக வெப்பமயமாக்குதல்ல, பூமி பந்து சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துதுனா, நம்ம குடும்பத்தில செய்ற இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஆனா அத நம்ம எதார்த்தமா இது இவ்வளோதான் இது சின்ன விஷயம் தான் குடும்பத்தில பண்றதுன்னு நம்ம அத அப்படியே தள்ளி விட்டு போய்விட முடியாது. ஏன்னா குடும்பமும், தனிநபரும் சேர்ந்தது தான் சமுதாயம். இப்ப இவுங்க எல்லாரும் அத பிரயோகப்படுத்தி அத கழிவு அந்த பிளாஸ்டிக் கழிவ உபயோகப்படுத்தி, அ அந்த பூமி பந்த வந்து நாசம் செய்யும்போது அது பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த கதைக்கு பின்பாக நாம வருவோம். இப்ப வீட்டு கழிவுகளை குறித்து நாம எப்படி நிர்வாகம் பண்ண போறோம்? அப்படின்ற விஷயத்த நம்ம இப்ப பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத அந்த இந்த சமையல் அப்படிங்கிற கலையில ந நம்ம பார்க்கற மாரி உற்பத்தி பண்ற நேரம் முதற்கொண்டு கடைசியில நம்ம வயக்குக்குள்ள போற வரைக்கும் கழிவுகள் வரத்தான் செய்யும். ம முருங்கைக்காய வெட்டி வேக வச்சு சாப்பிடும்போது கூட அத நல்லா சுவச்சி அ திரும்ப தோள்ல எடுத்து வெளில கையில வைக்கிறோம். வைக்கிறோம் இல்லையா? அத அத சாப்பிட்ட பிறகும் கழிவுகள் வருகிறது. சாப்பிடுவதற்கு முன்பாகவும் கழிவுகள் வருகிறது. அதை தயாரிப்பதற்கு முன்பாகவும் கழிவுகள் வரத்த கழிவுகள் வரத்தான் செய்கிறது. இது அழகா குறைக்கலாம், குறைக்கலாம் அப்டின்னா. குறைக்கலாம் என்பதை விட, அதிலே வருகிறதான
சரிங்க. அஹ. அஹ. நிச்சயமா. நிச்சயமா. ஆமாங்க. ஆஹா. ஆ. நிச்சயமா, நிச்சயமா. நிச்சயமா. இ கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. அஹ. சொல்லுங்க நீங்க. ம்ஹ்ம். ஓகே. நிச்சயமா. வெளியில போட்டு தான் ஆகணும். கண்டிப்பா. ஆமாங்க. ஆமாங்க. நிச்சயமா, நிச்சயமா.